இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இளைஞர்கள் எல்லாம் அவுங்க படிச்ச படிப்ப வந்து அ ஆனா, அவுங்க செய்ற வேலையில வந்து அதனால அவுங்கனால வாங்க முடியல. ஏனா குடும்ப சூழ்நிலையாகடடும், இல்லன்னா அவுங்க வந்து எதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. "நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமே, இருந்தாலும் நம்ம ரொம்ப கம்மியான, இல்லன்னா நமக்கு மதிப்பில்லாத வேலைக்கு போறோமே!" அப்படிங்கிற சூழ்நில இந்த காலத்து இளைஞர்களுக்கிட்ட நெறையாவே இருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க?
கண்டிப்பா. இது வந்து ஒரு பெரிய சமூக சிக்கல்னே சொல்லலாம். அ முன்னாடி வந்து முதல்ல புடிச்சத படிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பறம் படிச்சதுக்கேற்ற வேலைகள் கிடைக்காத மாரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப இது 2த்துக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைகளா இருக்கட்டும், இல்ல ஒரு கரியர் சாய்ஸஸே அப்படி மாறிடுச்சு. இப்போ, நடுத்தர குடும்பத்தினர் அவுங்க அந்த பின்னணியிலேருந்து வரவுங்க, முதல் பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா, அ அவுங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேலைகள் நெறைய வேலைகள் எடுத்து செய்றாங்க, குடும்ப சூழ்நிலையால. ஓ அந்த காலத்தில ஒரு நம்பிக்கை இருந்தது. "ஒரு முதல் பட்டதாரியால அந்த குடும்பத்தோட சூழ்நிலையே மாறிடும். அடுத்து வரவங்களும் படிப்பாங்க. அந்த க் அ குடும்பத்தோட அந்த வேலை விஷயங்களே மாறிடும்" அப்படின்னு. ஆனா, இப்போ வந்து அதிலேயும் நெறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அது எல்லாருக்கும் நடக்கிறதில்ல. இப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து, ஒரு டெலிவரி வே ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல சம்மந்தமே இல்லாம வந்து, 1 வேர் ஹவுஸ்ல வேல செய்வாங்க. அப்போ இவுங்களோட அந்த படிப்புக்கும், வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனா, "இப்போ எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. அப்ப நம்ப ஆரம்பத்தில இதில போய் சேருவோம்" அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவுங்க அத வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க.
உண்மதான். ஆமா. ஆமாங்க. நீங்க சொல்றது ரொம்பவே உண்மை. ஏன்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு அவ்ளோ காசு போட்டு படிச்சிட்டு, இந்த Swiggy, Zomato நெறைய Zepto. இது மாரி நெறைய வந்துருச்சு இல்லைங்களா? அதுமாரி. இப்போ போயி, நம்ம மத்தவங்க டோர தட்டிட்டு நிக்கும்போது, அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இல்லைங்களா? அது எப்படி அ அந்த சொசைட்டி எப்டி அவங்கள இத வச்சிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இப்போ இதில 2 சிக்கல்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாராருக்கு வந்து, அது ஒரு அழுத்தத்த ஏற்படுத்தும். ஏன்னா, "நம்ம படிச்சுருவோம், நம்ம மாறிருவோம் அ நம்ம வேறு மா வேறு விதமான வேலைகளுக்கு போயிடுவோம்" அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஏன்னா இதில போய் பொருள் ஈட்டம்போது, அது குடும்ப சூழ்நிலையால நடக்கும்போது, கொஞ்சம் அவங்களுக்கு மனவருத்தம் ஏற்படும். ஆனா, இன்னொரு சாரார் வந்து நான் இப்ப அடிக்கடி பார்க்குறவங்க என்னன்னா, படிக்கும் போதே பார்ட் டைமா இந்த மாரி வேலைகளுக்கு வராங்க. அதுக்கப்புறம் படிப்பிலயே ஈடுபாடு போயிடுது. இல்ல சிலர் படிச்சுட்டு, அது சம்மந்தமான வேலைகளுக்கு முயற்சியே செய்றதில்ல. "அத விட அதிகமா நான் இதிலயே சம்பாதிக்கிறேன். இதில சுதந்திரம் எனக்கு அதிக அளவில இருக்கு. நான் நினச்ச நேரம் போறேன்" அந்த மாதிரியான ஒரு ஒரு சமூக பார்வையும் இப்போ பார்க்கறோம் நம்ம. ஏன்னா, எல்லாருமே குடும்ப சூழ்நிலையால இத தேர்ந்தெடுக்கிறதில்ல. ஒரு சிலர் இந்த மாதிரியும் இருக்காங்க. இது 2மே சிக்கலான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இவங்களோட படிப்புக்காக கடன்கள் வாங்கியிருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை மாறும்னு பெற்றோர்கள் ஒரு எதிர்பார்ப்பில இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து, இந்த மாரி வேலைக்கு வந்திருக்கோம் அ நம்ம கூட படிச்சவங்கலாம் வந்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்கன்னு ஒரு மனசிக்கலோட ஒரு சாரார் இருப்பாங்க. இது 2மே ஒரு பெரிய சமூக பிரச்சனை தான். அ அதனால வந்து இப்போ படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது நல்ல விஷயம். ஆனா, "அது நம்ம எங்க படிக்கிறோம்? அது முடிச்ச உடனே நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுக்கு அ தழுவி நம்ம ஏதாவது கோர்ஸ்சஸ் பண்ணலாமா? நம்மள எப்படி மேலும் நம்ம வந்து வளர்த்துக்கவோ, நல்ல முயற்சிகள்ல ஈடுபடவோ முடியும்?" அப்படிங்கற மாரி விஷயங்களையும் பார்க்கணும்.
ஓ! ஆமாங்க உண்ம. ஆமாங்க கண்டிப்பா. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப உண்மதாங்க. இப்போ ஆனா இப்போ வந்து நெறைய பேரு நீங்க சொன்ன மாரி அ காசுக்காக, இல்லைன்னா அப்போதைய சூழ்நிலைக்காக தான இந்த மாரி முடிவெடுக்கிறாங்க. இப்ப அந்த மாரி இளைஞர்களெல்லாம், எப்படி அவங்களுக்கு சார்ந்த துறையிலயோ, அவங்களுக்கு நல்ல மதிப்புமிக்க வேலையிலோ, போறதுக்கு என்னவெல்லாம் செய்யலான்னு நீங்க நெனைக்கிறீங்க?
கண்டிப்பா. இப்போ நெறைய அலுவலகங்கள்ல மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உதவிகள் செய்றாங்க. அது என்னோட அலுவலகத்திலயே நான் ஒரு 10 வருடம் 1 வங்கியில வேலை செஞ்சேன். தனியார் வங்கியில. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும்போதே நம்ம அடுத்து மேற்கொண்டு படிக்கவோ, நெறைய கோர்ஸ்கள் படிக்கவோ வாய்ப்புகள் இருக்கும். அது எந்த அலுவலகமா இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணுன்னு அரசாங்கமே சில ச சட்ட திட்டங்கள் வச்சிருப்பாங்க. நான் போவேன், என்னோட வேலை செய்வேன், நான் அந்த 9 மணி நேரம் கழிச்சு வெளிய வருவேன்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க அங்க வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். அப்ப நீங்க என்னென்ன அங்க வந்து, மற்ற விஷயங்கள் நான் வந்து கத்துக்க முடியும்? நான் எப்படி க்ரோ ஆக முடியும்ன்னு, நம்ம வந்து கேட்கணும். நெறைய நேரங்கள்ல அத போய் கேட்டாலே, நமக்கு நெறைய பதில்கள் கெடைக்கும். "இது ஆரம்ப நிலை தானே. இ இதுக்கு போகணுமா?" அப்படின்னு யோசிக்காம, மொதல்ல ஒரு ஒரு பணி அது நல்ல 1 அ ஆர்கனைசேஷனா இருந்தா நமக்கு போதும். ஏன்னா நம்மளோட ரெஸ்யூம் பார்க்குறவங்க வந்து, "எங்க வேலை செஞ்சுருக்கோம்? அங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கோம்? அடுத்து பணி உயர்வு கெடைச்சிருக்கா?" இந்த மாரியான விஷயங்களையும் இப்போ கவனிக்கிறாங்க. அப்போ எடுத்த உடனே ஒரு கரியர் பிரேக் இல்லாம, நான் ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்குள்ள போயிடணும். அதுக்கப்பறம், அங்கேருந்து நான் எவ்வளோ வந்து முயற்சிகள் போடுறேன்? வேலை மட்டும் இல்லாம கூடவே என்னை வந்து நான் மெருகேட்ருக்கிறேன் இன்னும் ஒரு கோர்ஸ்கள்ல படிக்கிறதோ, இல்ல மேற்படிப்பு படிக்கிறதோ நம்ப செய்ய முடியும். அது இந்த காலக்கட்டத்துல, ரொம்ப எளிதில பண்ண முடியும். அந்த மாரி விஷயங்கள் பண்ணி அவுங்க முன்னேறலாம்.
சரிங்க. ஓ. கண்டிப்பா. ஆமாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா இப்போ அ இப்போ இது எல்லாத்தையுமே தாண்டிங்க, இப்போ வந்து நம்ம வந்து அ நம்ம எதிர்பார்த்த வேலை நீங்க மாரி நெறையா கத்துக்கிறோம். நெறையா கத்துட்டு, புதுசு புதுசு முயற்சி எடுக்கிறோம். சரி நம்மள மதிப்பு கூட்டுற மாதிரி, நம்ம படிச்சதுக்கு சமமா இருக்கற மாரி வேலைக்கு போகணும்னு, எல்லார் மனசுலயும் அதான் இருக்கும். யாருமே வந்து போய் அ மதிப்பு கீழான வேலை செய்யணும்னு நினைக்கிறதில்லை. ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் "சரி நம்ம மதிப்பு கம்மியா இருந்தாலும், இதுக்கு போயே ஆகணும். வேற வழியில்லை." அப்படின்னு அவங்களுக்கு எந்த மாரி சிச்சுவேஷன்னால இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
ம்ஹ்ம். முதல்ல வந்து, குடும்ப சூழ்நிலை தான் முதன்மையான காரணமா இருக்கு. அ சமீபத்தில கூட இதை பத்தின செய்தித் தாள்ல வந்து ஒரு கட்டுரை மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து, ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறது. இப்போ நம்ம படிச்சோம் அப்படின்னா, அ எப்படி தேர்ந்தெடுப்போன்னு. அந்த துறை ஒண்ணு அந்த துறை நமக்கு பிடிச்சு தேர்ந்தெடுப்போம். அப்படி இல்லன்னா வீட்ல ஒரு அழுத்தம் குடுத்துருப்பாங்க. "இல்ல. நீ இதை தான் படிக்கணும்." அப்படின்னு. அது அவங்களுக்கு பிடிச்ச படிப்பா இருக்காது. அப்போ அத முடிச்சுட்டு வெளியே வரும்போது, அது சம்மந்தமான ஒரு புரிதலோ, அறிவோ இருக்காது. இது என்னோட நண்பர்களே சிலர் சொல்லியிருக்காங்க. "ஏய்! நான் 4 வருஷம் படிச்சேன் தவிர, அதில என்ன படிச்சேன்? எப்படி படிச்சேனே தெரியல. ஏதோ பாஸாயி வெளிய வந்துட்டேன். அவ்ளோதான்." அப்படின்னுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது, அது சம்மந்தமான வேலை வாய்ப்பு அ இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் ரொம்ப எளிமையானதெல்லாம் இருக்கிறது கிடையாது. அதில நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அப்போ நான் படிக்கும்போதே எனக்கு அது புடி புரியல, இல்ல பிடிக்கல. அப்போ நான் எப்படி இதெல்லாம் வந்து கழ தகர்த்தெறிந்து, நான் போய் ஒரு வேலையில அமரது? அது ரொம்ப சிக்கலான காரியம் இல்லைங்களா? அப்போ முதல்ல உங்களுக்கு வந்து நல்லப் ஆ. புரியணும். அந்த படிப்பு புடிச்சிருக்கணும். அப்போ தான் அது சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரிய வரும். தெரிய வந்து அவங்க அதுக்குள்ளயும் போனாலும், அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி நெறையா நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அ இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் காலம், அப்புறம் வந்து பின்தங்கிருவாங்க. முயற்சிகள கைவிட்டுருவாங்க. சரி இவ் இதுக்கு மேல நம்மளால இதில முயற்சி செய்ய முடியாது. நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ன்னு சொல்லி, ஒரு சம்மந்தம் இல்லாத வேலைக்கு போவாங்க. அதிலயும் ஒரு சிலர் வந்து, அ அந்த துறையில சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதில முன்னேறி வந்துருவாங்க. எல்லாருமே அப்படியே பின்தங்கிட மாட்டாங்க! ஆனா ஓ மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய மனசிக்கலையும், மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அ "நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? நம்மளும் கஷ்டப்பட்டு தானே படிச்சோம். அ பாஸாகி தானே வெளியே வந்தோம்." அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் அந்த வ் அ துறை சார்ந்த புரிதல் இல்லாதனால தான், அந்த சிக்கல்லாம் ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதான் தான், கண்டிப்பாங்க. முக்கியமாங்க, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்துக்கு ஓடுறான்னா, அ என்னதான் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பணம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா தான் வாழ முடியும்னு ஒரு நிலைமை இருக்கு. இப் அவுங்க வந்து இப்போ இந்த காம்ப்ரமைஸ் பண்றது வந்து அ சரியா? தவறா? உங்க கருத்து என்ன?
இப்ப நான் எனக்கு புடிச்ச படிப்பை படிச்சிருக்கேன். அது சம்மந்தமான வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். இல்லை முயற்சிகள் செய்றேன்னா, அது குடும்ப சூழ்நிலை எனக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை குடுத்ததுனா காம்ப்ரமைஸ் பண்ணாம நான் பொறுமையா இருப்பேன். அதே நேரம் எனக்கு குடும்ப சூழலும் வந்து சிக்கலா இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ப வந்து அ என்ன க வேலை கெடைக்குதோ அதில வந்து போய் சேர்ற கட்டாயம். இது நம்பளோட தனிப்பட்ட முடிவாவே இருக்காது. அது ஒரு சமூகமா நமக்கு குடுக்குற அழுத்தமா இருக்கும். குடும்பத்தில குடுக்குற அழுத்தமா இருக்கும். ஏன்னா, "என்ன முடிச்சுட்டான், இன்னும் வேலை இல்லாம இருக்கான்?" அப்படிங்கிற கேள்வி வந்து அ நெறைய பசங்களை வந்து, அய்யய்யோ! இதுக்கு நம்ம வேற ஏதாவது வேலைக்கே போயிடலாம். வீட்ல மட்டும் இருக்கக்கூடாதுன்ற முடிவுகளை எடுக்க தோணும்.
ஆமா. ரொம்ப முக்கியம். ஏன்னா, யாருமே ஒரு கல்யாண ஃபங்ஷனோ எதுவுமே அட்டென்ட் பண்ணமாட்டாங்க. சொந்தக்காரவுங்கள பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. இல்லைங்களா?
ஆமா. இப்ப இந்த மாரி பெண்களுக்கும் சில சிக்கல்கள் இருக்கும். ஆனா வந்து, அது வேறு விதமான சிக்கல்கள். "அடுத்து என்ன கல்யாணம், அடுத்து நீ என்ன வேலைக்கு போறியா? எதுக்கு வேலைக்கு போற?" அப்படிங்கிற மாரி சிக்கல். ஆனா ஆண்களுக்கு பொதுவாவே "வேலையின்மை" அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டேபுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டாப்பிக்கே யாரும் பேச விரும்பாத, அது யார் காதிலேயும் கேட்கவே கூடாதுன்ற மாரி இருக்கும். "படிச்சுட்டா உடனே வேலைக்கு போயிடணும். அப்படி இல்லைனா அவ்வளதான்." அப்படிங்கிற மாரியான ஒரு பிரச்சனை. அது இல்லை, அ குடும்பத்தில ஒரு புரிதல் இருக்கு. அ இல்லை குடும்ப சூழலும். ஏன்னா அவங்களையும் நம்ப வந்து த குற்றம் சொல்ல முடியாது. அந்த சூழலும் கை குடுத்தா, இவங்க மேற்கொண்டு படிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பரே வந்து, அவரு இன்ஜினியரிங் படிச்சாரு. அதில பெரிய அவருக்கு ஆர்வம் இல்லை. ஆனா அது சார்ந்த இன்னொரு கோர்ஸ் இருந்தது. அதில அவருக்கு ஆர்வம் இருந்தது. ஆனா அது 1 பெரிய நிறுவனத்தில போய், அதிக முதலீடு செஞ்சு, அவர் படிச்சு, அ என்ன அவர் படிப்புக்கு என்ன சம்பளம் வருமோ அதை விட 3 மடங்கு சம்பளம் வந்து, 1 பெரிய நிறுவனத்திலருந்து அவருக்கு உடனே ஆஃபர் கெடைச்சுது. அப்ப அந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி இருந்துதுன்னா, அவங்க குடும்ப சூழல் அப்படி அமைஞ்சது. ஆனா அது எல்லாருக்கும் கெடைக்குமான்னா, இல்லை. ஏன்னா எனக்கும், இல்லை என்னை விட பின்தங்கிய ஒரு மாணவர்களுக்கும் அது கெடைக்கல. அது வந்து நம்ம குடும்ப சூழல் தான் காரணம். அ சிலர் வந்து கொஞ்சம் கோவமாவே சொல்லுவாங்க. எ "படிக்கணுனாலும் காசு வேணும். மேற்கொண்டு படிக்கணுனாலும் காசு வேணும்." அந்த ஒரு லிபர்ட்டி இருக்கவங்களுக்கு தான் உடனே முன்னேறி போய், ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார முடியும். ஏன்னா கல்லூரியிலே, நீங்க எந்த கல்லூரியில படிச்சீங்கன்றத பார்த்துதான் உங்களோட ஒரு பேஸ்கேலே முன்னேறும், இல்லைங்களா?
சூப்பர்ங்க. கரெக்ட். கரெக்ட்ங்க. ஆமா, ரொம்ப உண்மைங்க. இப்ப அது மட்டும் இல்லாம, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செய்றோம். நம்ம வந்து அது அ நம்ம படிச்சதுக்கு அது சமமா இருக்கோ? இல்லையோ? அ குடும்ப சூழ்நிலைய நம்ம புரிஞ்சுட்டு செய்றோம். ஆனா நம்மள புரிஞ்சுக்காம இந்த சமூகம், நம்ம குடும்பம், நம்ம குடும்பம் என்ன ஆகறது? நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகறது? எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் போற? அப்படின்னு ஒரு தடை போடுறாங்க இல்லைங்களா, அது எவ்ளோ பாதிக்குதுன்னு நெனைக்கிறீங்க, இந்த இளைஞர்களோட மனச?
கண்டிப்பா. இப்போ பொதுவா எல்லாரும் வந்து, அ தீய பழக்கங்களுக்கு போயிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அழுத்தங்களால தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு வந்து இத பத்தி பேச முடியாது. பொதுவா நெறைய இந்த மாதிரி வேலை சம்மந்தமான விஷயங்கள நம்ம வீட்ல பேச முடியாது. ஏன்னா வீட்ல கொஞ்சம் பயந்துடுவாங்க! ஐயோ! அப்போ வேலைய விட்டுருவாங்களோ, அ பின்தங்கிருவாங்களோ, அப்படின்னு சொல்லிட்டு. அ அப்போ வீட்ல அத பேச முடியலம்போது நண்பர்கள்கிட்ட பேசுவாங்க. அப்ப நண்பர்கள் கொடுக்குற வழி வந்து சில நேரம் நல்ல வழிகளா இருக்கும். சில நேரம் வந்து சில தீய பழக்கங்களுக்கு போயிடுவாங்க. அது பெரிய ஒரு சிக்கல் தான். மன அழுத்தம் தான் ஏற்படும். அ போன தலைமுறைய விட இந்த தலைமுறைக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் அதிகமா இருக்கு. ஆனா வேலை வாய்ப்புகளும் அதிகமா தான் இருக்கு. ஆனா இது 2த்துக்கும் ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு பெரிய கேப்பா தான் இருக்கு. அது எப்போ அந்த இணைப்பு வந்து மாறுமோ, அப்போ வந்து இதுக்கான பிரச்சனைகளும் தீரும். மொதல்ல இந்த அழுத்தம், சமூக அழுத்தம். வேலை படிச்சுட்டா, உடனே வேலைக்கு போணும். வேலைக்கு போனா, அடுத்து கல்யாணம். அடுத்து வீடு கட்டணும். இப்டிங்கிற மாரியான எதிர்பார்ப்புகள் குறைஞ்சாலே, எல்லாரும் அவங்களுக்கான முடிவுகள, கொஞ்சம் நேரம் எடுத்து சரியான முடிவுகளா எடுக்க முடியும்.
அ சரியா சொன்னீங்க. ஆமா, ரொம்ப கரெக்ட்டுங்க. ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டா, சில பேர் வந்து ஒரு 4 வருஷம், 5 வருஷம் ஆனாலும் நமக்கு இந்த வேலை கிடைக்கல, இந்த வேலைக்கு மட்டும் தான் போணும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லைங்களா? நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். நான் வந்து கட்டடம் கட்ட தான் போவேன். இல்லனா, நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு அ அரசாங்க வேலையில நாம் போய் ஒரு ஜேஇயாகவோ, ஏஇயவோ உட்காரணும். அதுக்காகவே, ரொம்ப நேரம் ஒரு நாட்கள் செலவிடுறாங்க. அதுக்கு உட்கார்ந்தே இல்ல, அதிலயே சிறு சிறுசா எதுவும் பண்ணலாம். இப்படிலாம் நினைக்காம அதுக்காக வெயிட் பண்றாங்க இல்லைங்களா, அது அதை எப்படி பார்க்கிறீங்க?
இல்ல, கண்டிப்பா அது தவறான விஷயம் தான். ஆனா அதை வந்து ஒரு அ ஹீரோயிசமா போர்ட்ரே பண்ணுற மாரி திரைப்படங்கள்லாம் வரும். அ எனக்கான வேலை, சரியான வேலை தான் நான் செய்வேன்னு. அதுவும் தவறு தானே, ஏன்னா? எடுத்தவுடனே குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு ஒருத்தவங்க போய் இங்கே உழைச்சு கஷ்டப்படும்போது, நம்ம படிச்ச வேலை அந்த சரியான வேலைக்கு தான் நான் போவேன்னு வந்து காத்திருக்கிறதும் தப்புதான். அரசாங்க வேலையலாம் அதுக்கான முயற்சிகள், நம்ம வந்து தனியார் வேலையில இருந்துட்டே பண்ணலாம். அதுக்கு எந்த தடையுமே இப்போ இல்ல. அ இப்போ படிக்கிற பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா, அரசாங்க வேலைகளுக்காக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் நிறைய வகுப்புகள் போறாங்க. அவங்களலாம் பார்க்கும்போது, நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லையாங்கிறத தான் நம்ம கேள்வியா கேட்டுக்கணும். ஆ இப்போ 8ஆம் வகுப்பிலேருந்தே பிள்ளைகள் வந்து நீட்டுக்கும், ஐஐடிக்கும் படிக்கிறாங்க.அ 11ஆம் வகுப்புலேருந்தே அரசாங்கத் தேர்வுக்கான வகுப்புகள் போய் படிக்கிறாங்க. அப்போ அவங்கலாம் தன் தன்னோட ஃப்யூச்சரை நினச்சு இவ்ளோ அ இது முயற்சிகள் போடும்போது, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்காக இவ்ளோ காலம் செலவிடுறேங்கிறது, ஒரு சரியான சிந்தனையா இருக்காது.
ஆஹ! உண்மதாங்க. ஆமாங்க. ஆஹ! உண்மதான். ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இத எப்படி பெத்தவங்க வந்து இளைஞர் கிட்ட புரிய வைக்கலாம்?
அதாவது, மின்ன வந்து இருந்த சிக்கலே என்னன்னா, பெற்றோர்களும் வந்து அ ஒரு டிகிரி படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெருசா புரிதல்கள் இருக்காது. எப்படி கைட் பண்ணும்னு தெரியாது. அ வேலைனா "இதுதான் கௌரவம்." அப்படிங்குற மாரி சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அ அது வந்து பழைய தலைமுறைக்கு இருந்த பிரச்சன. இப்ப வந்து அவங்களும் படிச்சுட்டு நெறைய நிறுவனங்கள்ல போய் வேலை செய்யுறாங்க. ஆனா, இவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. தன்னை விட தான் பிள்ளை, ஒரு 10 அடி வந்து தாண்டி தான், அங்க தான் போய் வேலை செய்யணுங்கற மாரி, இந்த அதிக எதிர்பார்ப்பும் இன்னொரு சிக்கலா அமையும்.
ஆமாங்க. அ ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்திலிருந்தே இளைஞர்கள் வந்து எப்படி அவங்க வந்து நம்ப லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அவங்களோட அ தகுதிக்கேத்த வேலை கிடைக்காம. இல்லனா அவங்க வேலைய வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணணும், "வேற வேலைக்கு நம்ம போகாம. நம்ப என்ன எதிர்பார்க்குறோமோ, அதுதான் கிடைக்கணும்னு சும்மா இருக்குறது." இதெல்லாம் வந்து தவறு. அப்புறம் பெத்தவங்களும் ரொம்ப எதிர்பார்த்து, அவங்க மேல ரொம்ப பிரஷர் போடக்கூடாது. அ சமூகம் வந்து இந்த மாரி இளைஞர்களோட மனநிலைமைய புரிஞ்சுட்டு, அ அவங்களுக்கு பிடிச்சத செய்ய விடணும். இளைஞர்களும் அ எந்த நேரமும் சும்மா செலவிடாம, அவங்க வந்து அவங்க தகுதிக்கு ஏத்த வேலையோ, இல்ல படிச்சதுக்கேத்த வேலையோ அ நல்லபடியா தேர்ந்தெடுக்கணுங்கறத நீங்க ரொம்ப அருமையா விளக்குனீங்க. நன்றிங்க.
உங்களோட பேசுனதுல எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.